இல்ல, இல்ல. எப்போனா வந்து நம்ம வந்து ச என்னோட தம்பி வந்து அந்த அளவுக்கு சாப்பட மாட்டான், இந்த ஷேக்கு. அதனால அவனுக்காக வந்து பாத்தீங்கன்னா, அப்பா வந்து வாங்கி வந்து ஸ்டோ வச்சிருப்பாரு ஐஸ்கிரீம். சம்டைம்ஸ் போட்டு குடுப்பாரு, இல்லனா இப்டியே குடிடா அப்டின்ட்டு. உடம்புக்கு நல்லது அப்டின்றபோது அது உண்மையா வெயிட் கெயின் பண்றத்துக்கு உடம்புக்கு சூப்பரா இருக்குங்க.
சரி. ம். ஆ. அதாவது இப்ப அத்திப்பழம் வந்து வெ வெயிட்டு வந்து கெயின் பண்ணுமா?
தன் அத்திப்பழம் இல்லங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணா போட்றோம் இல்லையா? ஆமா அந்த சேர்த்து போடும்பொழுது பாத்தீங்கன்னா, அது ரொம்பவே வந்து
அதோட சேர்த்து, ஆமா சேர்த்து. இனிப்புக்காக போடுவீங்க. அத்திப்பழம், பேரிச்சம்பழம்லாம். ம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம்.
ம். எல்லாமே. ஆமா. என்னென்னு எனக்கு பாக்காத ஒரு விஷயம்லாம் நெறைய நெறைய இருக்கும். அதெல்லாம் வந்து உனக்கு எதுக்கு? நான் வந்து போட்டு தரேன் குடி அப்படின்னும்போது. அத வெயிட் நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. புஸ்கு புஸ்குன்னு ஆயிட்டோம் அப்படின்ட்டு. நல்லா கண்ணு கிண்ணலாம் நல்லா பப்ளி மாஸ் மாரி ஆயிட்ச்சு. அது போல வந்து நல்லா தெரிஞ்சுது.
ம். அந்த ஒரு ஒரே ஒரு ஷேக் மட்டும் குடிக்கிறதுனாலயா?
ஆமா அந்த ஷேக் மட்டுமே நல்லா டிஃபரண்ட் தெரியுது நமக்கே. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஏன்னா இது எல்லாமே சத்தான ஒரு விஷயமா இருந்தாலும். நல்லா ஒரு குஜிட்டிக்கான வளர்க்கிற ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். பாதாம், பிஸ்தாலாம் வந்து பாத் அது வெறும் வயித்துலே சாப்டும்போது நம்மளுக்கே நெறைய இதுவெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ். இது வந்து இன்னிக்கு ஆ இன்னைக்கு கூட ஒரு புதுசா ஒரு ஜூஸ் என்னோட அம்மா வந்து ஆரோக்கியமா கண்டுபுடிச்சாங்க. எந்த அளவுக்குனா இந்த மலைக்கு போயிட்டு என்னோட அப்பா வந்தாரு. பஞ்சாமிர்தம் இருக்கும் இல்லையா, அது மீந்தது போயிடும் என்னோட அம்மா என்ன ஆமா. மாதுளை பழத்த எடுத்துட்டாங்க. நல்லா தட்டிட்டு பஞ்சாமிர்தத்த 2 ஸ்பூன் எடுத்து நல்லா போட்டு மிக்ஸியில போட்டு, நல்லா அரைச்சிட்டாங்க. நல்லா கிரைண்ட் அரைச்சதுக்கப்புறம். மே
ம். கண்டிப்பா. ஆமா. ஏபிசிடி ஜூஸ். ம். ம். ஆமா. பழனி பஞ்சாமிர்தம். ம். ம். இது நல்லா இருக்கே! இந்த ஐடியா. பரவாயில்லையே!
ஏங்க சூப்பரா இருக்குங்க. இப்போ குடிச்சிட்டு வந்தங்க. செம்மையா இருக்குது. ஃப்ரிட்ஜில வச்சோம்னா அந்த சில்னஸுக்கும், அதுக்கும், என்னமோ <tsk> வேற ஒரு ஃபீல் நல்லா அந்த மாதுளை பழம் சுவையும் தெரியுது.
ம். எப்படி கண்டுபுடிச்சாங்க? அதாவது ஜே எதுவும் போடாம அந்த பஞ்சாமிர்த இத தூக்கி அதுல போட்டாங்களா, மாதுளம்பழம் ஜூஸில? அதான் ஐடியா.
ஆமா நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா, நெறைய நெறைய வந்து பஞ்சாமிர்த பாட்லு வந்து அப்பா வாங்கின் வன்ட்டாரு. என்ன பண்றத்து, நாங்க சும்மாவே சாப்பட மாட்டோம். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஐடியா என்னன்னா, மாதுள பழத்த கூட பஞ்சாமிரத்த 2 நல்லா மிக்ஸ் பண்ணி, ஒரு சின்ன பாட்டல் ஃபுல்லா எடுத்து, எடுத்து போட்டுட்டாங்க. போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு. கியூப் ஐஸ் கியூப் எடுத்து போட்டு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில வச்சுட்டாங்க. இப்போ போய் குடிக்கிறன், லன் அ டின்னர் முடிச்சுட்டு குடிக்கிறன். செம்மையா இருந்தது. வேற லெவல்ல இருந்துது அந்த டேஸ்ட்டு.
ம். ம். சரி. ம்.

அதேபோல வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுன்ட்டு தோணும் இல்லைனா சிக்கன் சாப்பிடணும், சிக்கன் ஃப்ரை அதுப்போல சாப்பிடணும்னு தோணும்போது அப்பா வந்து கண்டிப்பா அத வாங்கினு வந்து தருவாரு. ஏனா நாங்க இதெல்லா இந்த போல விஷயம்லா வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அந்த விஷயத்துக்கு எங்கள தடைன்ட்டு ஒரு விஷயம் இருக்காது.
ம். ம். சரி, சரி, சரி பரவாயில்ல.
வாங்கி குடுத்துருவாரு அதுக்கேத்தா போல வந்து என்னோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜீரக தண்ணி வந்து நைட் நம்மள குடிக்கணுன்னுவாங்க.
ம் ம்.
ஜீரக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, அத குடிச்சிட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்டெப்ஸ் ஏறி வாக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பெட்ல போய் படுங்க. அதுவரைக்கு வந்து இதெல்லாம் பண்ணா தான் உங்களுக்கு <chuckles> இதெல்லா கெடைக்கும் அடுத்த தடவ. அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஜீரகம் ஏனா ஜீரணம் ஆகாது நைட் டைம்ல வேற நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்ன்ட்டு ஒரு விஷயம் சாப்பிடுறோம்ல்ல. ஏனா ஒரு தடவ
கண்டிப்பா. ஆமாமா. கண்டிப்பா. இப்ப நீங்க சுவைக்காக சாப்பிட்ற சாப்பாட்டில வந்து, நீங்க எந்த சாப்பாடு ரொம்ப அதிகமா பீஸா, ஃப்ரைட் ரைஸ், எந்த சாப்பாடு பானிபூரி, மசால் பூரி இதில நீ ரொம்ப அதிகமா சாப்பிடுற ஃபுட் எது?
ம் ம். நாங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவோம். நீங்க சொன்னிங்கல்ல பீட்ஸா அது போல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அது அந்த அளவுக்கு சாப்பிடுவேன் ஆனா அந்த அளவுக்கு அந்த நாட்டம் கிடையாது. இந்த சொல்லுவாங்கல்ல "ஆயா சுட்ட தோசையே நல்லாயிருக்குடா! பீஸா என்னடா" அப்படின்ட்டு அது ஒரு மாதிரியா நம்மளுக்கு வயிறு வலின்னுட்டு ஏற்படுத்துது. அது எனக்கே நல் தெரிஞ்சிடுச்சு அதனால நமக்கு எது எதோ செட் ஆகுமோ அது போல ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா, சில நேரத்தில அப்பா வந்து வீட்ல செஞ்சுருவாரு. புரோட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பாவே வீட்ல செஞ்சுருவாரு.
ஆமாமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரி, ம்.
நீங்க எதுக்கு வந்து இது பண்ணு, ஏனா வீட்டிலயே வந்து ஆரோக்கியமா செய்யும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியம் பார்ப்போம் இல்லீயா. ஸோ அதனால வந்து அளவா வந்து பார்த்திங்கன்னா ஏனா அஜுனோ மோட்டலாம் ரொம்ப போடுவாங்க. நம்மளே நியூஸ்ல பாக்குறோம். ஆமா நிச்சயமா ரொம்ப போடுவாங்க. அப்பா வந்து பாத்து -பாத்து வாங்கினு வருவாரு "அஜு னோ மோட்டா எதுவுமே போடாத, கலர் இன்கிரீடியன்ட்ஸ் எதுவுமே இது பண்ணாத, எல்லாமே நீ வந்து நார்மலா போட்ற மாதிரி நீ போட்டுத்தா போதும்." அப்படின்ட்டு, அவர் கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச கடையாதா வாங்குறது. அப்படி இருக்கும்போது அவரே வந்து பார்த்திங்கன்னா, பார்த்து- பார்த்து வாங்கிட்டு வருவாரு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எதனா ஒரு வயிற்று போக்கோ, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இதுபோல நைட் டைம்ல இது போல வந்து பார்த்திங்கன்னா, சிறு சிறு இது சத் சுடுதண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், வேற எதனா ஒரு விஷயம் வந்து நடக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பூஸ்டப் ஆயினதுகப்புறம் தா வந்து பார்த்திங்கன்னா நாங்க பெட்ல போய்ட்டே படுப்போம். அந்த அளவுக்கு நாங்க கொஞ்சம் இது பண்ணிப்போம்.
ஆமா கண்டிப்பா. எதுல? இந்த சுவைக்காக போட்றதில. ம்.ம். கண்டிப்பா. கண்டிப்பா. பரவாயில்ல.